கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு அவ்ளோ அர்ப்பணிப்போட நம்ம இருக்கும்போது, அ அந்த வேல்யூ நமக்கான அந்த வேல்யூவே அங்க இல்லையே. அ. ம்.
அ ம். அ. அ. அந்த இடத்துல இல்லாதம்போது? அ தூக்கி போடுற மாரி தான. அப்ப எந்திரிச்சேங்க எந்திரிச்சுட்டு "என்ன சொன்னாரு உங்க அப்பா?" "இந்தமாரி சொன்னாரா" "அ அப்படியா? சரி." "நீ ஏமா அப்படியியே இருக்க நீ அப்படித்தானே இருக்க நீ அவரு சொன்ன மாரி, ஒரு மாதிரியா இருக்க." அப்படின்னு "சரி ஓகே. நாளைலருந்து எல்லாம் சரியாயிரும் சரியா? நான் அப்பா சண்ட போட்டுக்க மாட்டோம். ஒரு சின்ன வருத்தம் தான் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவருகிட்டே இவங்க பசங்கலாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. சொல்லிட்டேன். தீர்மானமா சொல்லிட்டேன். "சரி ஓகே இப்போ குழந்தைங்களுக்கா நம்ம 2 பேரும் முக்கியம் பிள்ளைங்களுக்கு சரியா? நீ என்ன பண்ணணுமோ? குழந்தைங்களுக்கு நீ என்ன வேணாலும் நீ தான் பண்ணணும் கடைசி வரையும்."
ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம்.
அவங்க படிப்பு செலவா இருக்கட்டும் ஆனா அதிலனாம் அவர் வந்து விட்டு குடுக்கவே இல்ல. அதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டுருக்காரு. ஏன்னா எந்த தப்புன்னு தெரியக்கூடாதுல்ல. அது நம்ம தடங்கல் பண்ணிருச்சுண்ணா, நம்ம என்ன ஏதுன்னு கேட்போம்ல? அதனால அதலனாம் தடங்கு இல்ல. நான் அத தான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதையும் சொல்லிட்டேன். "நீ நீ தான் என்னை கவனிக்கணும். அதாவது உன்னுடைய பணம் மட்டும் தான் இப்ப எனக்கு முக்கியம். நீ தேவை கிடையாது. பணம் முக்கியம். எனக்கு வேணும், என் குழந்தைகளுக்கு வேணும். நான் உனக்கு எப்போ நீ தேவையில்லன்னு ஓ என் பிள்ளைங்கள்ட்டயே நீ ஒரு வார்த்தை சொன்னையோ, இனிமே உனக்கு வந்து, என்னைய வந்து நான் முழுசா அர்ப்பணிக்கவே முடியாது. இதுலருந்து ந பண்றேன்னா, எல்லா வகையிலயும் நான் வந்து தள்ளி நிக்கிறேன். டைவர்ஸ் மட்டும் தான் ஆகல. ஆனா, நீ என் கூடவே இருக்கணும். கடைசிவரையும் இருக்கணும்டா. நீ கடைசிவரையும் இருக்கணும். என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கணும். எனக்கு நீ புருஷனா இருக்கணும். யாருக்கு நம்ம எப்படி வாழ்க்கை போடுறோ, நான் உள்ள இருந்தே உனைய நான் தண்டிப்பேன்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. அ வச்சு ந இப் 2,3 தடவ வந்தாரு, போனாரு. எல்லாருக்கு முன்னாடியே நம்ம நடிப்போம்ல
ஆ. ம்ஹ்ம். கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். கண்டிப்பா. ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.